ஆமா. இந்த பக்கமும் கொடி ஏத்தி, மொட்டை மாடியில ஏத்தி விட்டுருந்தேன். இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா, ஏத்தி விட்ருந்தேன். அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அந்த பூக்கள்லாம் 2ம் அப்டியே ம் நம்ம தலையில வைக்கிறோமோ, இல்லையோ! நம்ம பறிச்சது ஆனா, அது அப்படியியே பூத்து மலர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்டியே வாசனை அப்படி இருக்கும். அந்த வாசல்ல ஒர் உள்ள நுழையும்போதே பாத்தீங்கன்னா பயங்கர வாசனையா இருக்கும். ஆ.
ஆ. ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா. எனக்கு தெரியுங்க. ஏன்னா எங்க வீட்லயும் அத நான் வச்சிருக்கேன். அப்படியியே அ சைட்ல அப்படியே கோர்த்து விட்ருக்கேன், படி ஏத்தி விட்ருக்கேன். அ ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த அ வாசனை.
ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. அதுவும் பாத்தீங்கன்னா, நம்ம அத வந்து அத பறிச்சு, நம்ம கையால கட்டி, அத பூ பூஜை ரூம்லயும் போட்டுட்டு, நம்மளும் தலையில வைக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்பா! அது மாரி ஒரு ஆனந்தம். அப்படி இருக்கும். ஐய்யய்யோ! அது பாத்தீங்கன்னா, இந்த வெளியில வாங்குறத காட்டிலும் நம்ம வீட்ல வாங்குன பூ அப்டியே நல்லாருக்கும். மொட்டும் பெருசா இருக்கும், வாசனையும் பயங்கரமா இருக்கும். அப்பறம் உள்
ஆஹா! <laughs> அத கட்டும்போதே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் இல்லங்க. நம்ம வீட்டு செடியிலருந்து பறிச்சு. <laughs> ஆ, கண்டிப்பாங்க. எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு, நான் சொந்த வீட்ல இருக்கும்போது அங்க ஊர்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த செடியிலேருந்து அந்த பூவ எடுத்து, சாயந்திரம் நேரம் அந்த கொஞ்சம் அந்த 5:00 மணிய போல அதை பறிச்சு, அத கட்டி, சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு, தலையில வைக்கும்போது, ஆஹா! அப்படி ஒரு தெய்வீகம் இருக்கும்
சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு பூவ்வு, நம்ம தண்ணீ ஊத்தி நம்ம வளத்தது இல்லையா? அது ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப கா அது காலையிலயும் பாத்தீங்கன்னா, அப்டியியே கும்முன்னு வாசம் அடி வாசனை அடிக்கும். அதே மாரி பாத்தீ இது ஏன்னா மொத நாள் பூ வந்து நைட்டு தான் உதுந்து போகுமா? அ அப்புறம் மறுநாள் இன்னை மாலை தானே அது பூக்கக்கூடிய அ இது. அப்டியே பாத்தீங்கன்னா, அது அப்டியே, நல்லா மலர்ந்து போயி, வாசனை பயங்கரமா அந்த வாசற்க்குள்ள நுழையும்போது, என்ட்ரன்ஸ்லயே அந்த மாரி ஒரு வாசனையா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னா பண்ணுவேன்னா, உள்ள வந்து கொஞ்ச அத விட்டு வந்தோன்னே ஒரு திண்ண மாரி இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து என்னா பண்ணுவேன்னா? ஒரு உருளி வச்சிருப்பேன் எப்பவுமே.
ம். ம். ஆமாங்க. ஆ.

நான் நைட்டே சில நேரங்கள இறக்கி வச்சிருப்பேங்க போட்டு இறக்கி வச்சோனா காலையில எந்திரிச்சோனா, அத நம்ம இது பண்றதுக்கு, பால்ல காய்ச்சனோன்ன அத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அ எப்பவுமே நான் ர ரெடி பண் வச்சிருப்பேன். எப்பவுமே ஃபில்டர் இருக்கும்.
ஆ. கண்டிப்பா. எனக்கு டவுட்டுங்க. என்னோட கணவர் ஒரு முறை சொன்னாருங்க. நீ நைட்டே போட்டுரு, காலையில வந்து கரெக்டா இருக்கும்னா. ஆனா, எனக்கு அதுல ஒரு தையக்கம் நைட்டே போட்டு வச்சர்லாமா. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டே. ஏன்னா நீங்க இவ்வளோ நறுமணத்த நேசிக்கிற ஒரு ஆள்னால கண்டிப்பா இந்த பதில சொல்ல முடியும் தான் நான் கேட்டேன். நீங்க நைட்டே போட்டுட்டு காலையில வந்து அத யூஸ் பண்ணிப்பீங்க.
ஆம். ஆமா. ஆமா. பால்ல மட்டும் சூடா இது பண்ணிட்டு. ஏன்னா எங்க வீட்ல எப்ப ஃபில்டர் காப்பி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த ஃபில்டர் அடிமை ஆயிட்டாங்கனால. அ கொஞ்சம் காஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்டின்னுவாங்க. அதனால என்ன பண்றது?
ம். <chuckles> அந்த நீங்க அந்த ஃபில்டர் குள்ளயே சர்க்கரைய போட்டுருவீங்களா? இல்ல சர்க்கர தனியா தான் ஆட் பண்ணுவீங்களா?
சர்க்கரை தனியா தான் ஆட் பண்ணுவ. ஏன்னா, இவங்களுக்கு வந்து எப்படியும் சொல்ல முடியாது எனக்கு சுகர் எங்க எங்க மாமியாருக்கல்லாம் சுகர் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் லைட்டா அதுப்படதுனால இல்ல, அது தனியா தான் வச்சிருப்பேன். தனியா வச்சு நான் ஆ பண்ணிக்கிறுவேன். அதனால அந்த
சிறப்புங்க. ஆனா உண்மையாவே நீங்க சொன்ன மாரி காலையில அந்த ஃபில்டர் காஃபியோட மணம் வீட்ட சுத்தும் பாருங்க. வேற மாரி இருக்கும்.
ம். பயங்கரம். பயங்கர வாட. அதான் சொல்லுவாங்கள்ல. நம்ம ஒரு மயக்கத்துலருந்து திரிவோம் காலையில இந்த வாடையோட சேர்த்து அந்த வாடையும் அப்படின்ட்டு. <chuckles> அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் வைப்போம் பார்த்தீங்களா? சர்க்கர பொங்கல் பிரசாதம் நம்ம ஏதாவது வெள்ளி செவ்வா முக்கியமானங்கள்லாம் பிரசாதம் வைக்கும்போது பச்ச கருப்பூற லேசா சேர்போம். ஏலக்கா தட்டி போடுவோம் பொங்கல்ல. அந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா வாசனை அப்படிதான் இருக்கும். செம்ம வாசனையா இருக்கும். அது மாரி அதே மாரி கேசரி கின்டும்போது பார்த்தீங்கன்னா, நெய் தூக்கலா போட்டன்னு வச்சுக்கோங்க. அப்டியே அப்டியியே வீடே நெய்யா மணக்கும்.
ஆ. <laughs> நிச்சயமா. ஆ. நிச்சயமாங்க. கண்டிப்பா.